அது எங்களுக்கு என்னன்னா, அது சத்தல்லாம் நாங்க சின்ன வயசில போடுவோம். அந்த க கை தடுக்கிறதும் சரி, கட்டய வச்சு அடிக்கிறதும் சரி, இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா அத விட ஒருபடி மேல போய் நாங்க இன்னொன்னு பண்ணுவோம். எப்படின்னா பர்ட்டிகுலர்லி சரத்குமாருக்கும், ரஜினிகாந்துக்கும் ரொம்ப பொருந்தும் அது. ஏன்னா, இவங்க மட்டும் தான் முடிய வந்து ஒரு மாரி முன்னாடி வந்து விட்டிருப்பாங்க. சண்ட போடுறப்ப மட்டும் முடி நல்லா ஆடும், சரிங்களா. அவன் சொல்லுவான். இந்த மாரி வந்து சரி, சரத்குமார் வந்துட்டாரா? நல்லா 2 முறை சாம்ப் போட்டு குளிச்சிருப்பாரு அவரு. முடி எப்டி ஆடுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னுவோம். அவங்கள நல்லா ஓட்டுவோம் நாங்க. இது நடக்குது அப்படின்னா, கல்லூரி பருவம். அப்போ தான் வந்து யூத் ஆயிட்டோம் இல்லையா, அதனால நெறைய கிண்டலடிப்போம். அதாவது அவங்களுடைய சிறப்பு அம்சத்த பேசுறத விட கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு கிண்டல். "இப்போ பாரு தலைய ஆட்டுவாரு. அசப்பாரு பாரு மேல இருந்து கீழ கீழ இருந்து மேல நார்த் சவுத், சவுத் நார்த் வரையும் போகும் பாரு முடி." அப்படின்னுவோம் நாங்க. அப்புறம் வாயில குத்தும்போது இரத்தம் வர்றப்போ வெத்தல பாக்கு போட்டு வந்திருப்பாரு. 1 குத்து தான் வெத்தலை பாக்கு புல்லா வாயில இருந்து வரும் பாரேன். அப்படின்னு சொல்லி <tsk> ஒரு மாரி நக்கலா இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும். இது இதிலயும் சில சண்டை காட்சிகள்ல அ இசை வரும். இசை தான் வந்து மெருகேற்றும். எப்படின்னா, ஒரு படத்தில வந்து, சூரியவம்சம்ன்னு ஒரு படத்தில வந்து அப்பாவுக்கு பிள்ளைய புடிக்கவே புடிக்காது. அவர் வந்து, இந்த ரவுடிங்க, வில்லனுகல்லாம் அடிக்க வருவாங்க. ஆனந்த் ராஜா அவனுங்க ஆட்கள்லாம் நல்லா அடிச்சுருவானுங்க. இவர் வந்து பிடிப்பாரு. ஒரு ஒரு டயலாக் சொல்லுவாரு. "என்ற மகன் மேல கை வைக்க. நீ யார்றா?" அப்படின்னுவாரு. அப்போ ஒரு மியூசிக் வருங்க. எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டு நின்றுவாங்க. அது என்னன்னா, அதுவரையும் பையன் புடிக்காத பையன். அதுக்கப்புறம் அப்பா வந்து டிஃபெண்ட் பண்றாரு பார்த்தீங்களா? புரொடெக்ட் பண்றாரு. அப்பாவுக்கு நம்ம மேல ஆமா. பயங்கர ஷாக் ஆகுது. ஆமா. இவ்வளவு பிடிக்குமா அப்பாவ அப்பாவுக்கு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்னு பாப்பாரு அவரு. நல்ல இசைங்க அது. நல்ல ஒரு ஃபீல்ங்க அது, கண்டிப்பா.
<laughs> <laughs> <laughs> <chuckles> ஆமா. அங்க பையனே ஷாக் ஆவாரு. மத்தவங்க மட்டும் இல்ல. கண்டிப்பா. அதே மாரி இப்ப நீங்க ரஜினிகாந்த் அவர்கள சொன்னனால, இப்போ சில படங்கள்ல அவர் நடந்து வர்ற அந்த ஷூ சத்தம். பாட்ஷாலாம். ப்பா, அவரு வாக்கிங் ஸ்டைலே போதும். அந்த இசை அது வந்து இசைன்னா, அது இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் வச்சு அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்றது இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த நேரம் வந்து அந்த க இப்டி சல்யூட் பண்ற அந்த ஒரு சத்தமா இருக்கட்டும். இல்ல குதிர ஓடுற மாரி சத்தம் எல்லாம் அந்த வாயிலயே வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கெல்லாம் ஆச்சரியப்படுத்தும். அது ஒரு லைவ் ஷோல இல்ல ஒரு தொலைக்காட்சி ஷோல பாக்கும்போது அடடா! இதுலருந்துலாம் இசை இந்த ஒரு காமெடி கூட வருல்ல எல்லா இடத்துலயும் இசை இருக்கு. அப்படின்னு ஒரு அடைஞ்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன இசை வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கும் சில திரைப்படங்கள்ல. அந்த மாரி நினைவுகள் இருக்கா உங்களுக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிங்கிற மாரி?
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. <laughs> நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஆமாங்க. நிச்சயமாங்க. நிச்சயமாங்க.